ஒரு மரத்திட்ட வந்து என்னென்ன விஷயம்லாம் கத்துக்க முடியும்? ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு படத்துல கூட விஜய் படத்துல வரும். தேவயானி வந்து கை தட்டுனா, அந்த கொய்யாப்பழம்லாம் குடுக்கும். இந்த மாரி ஒரு, சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அதுக்கூட அது வந்து பழகிருந்துப்பாங்க. அந்த ஒன்று இணைஞ்சு. அந்தமாதிரி நீங்க ஏதாவது மரம் வளத்துருக்கீங்களா? அதுக்கூட வந்துட்டு நீங்க பேசி பழகியிருக்கீங்களா? அதுலேருந்து என்ன கத்துக்கலாம்? மரம் வளர்க்கறதுலேருந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
கண்டிப்பாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது, அ நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அ நான் என்ன பண்ணேன் அப்டீன்னா? அ என்னோட தாத்தா இருக்காரு. அவர் எப்பொழுதும் வந்து 3:30 மணிக்கு எழுந்திரிச்சுப்பாருங்க. ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கும். அதாவது அவர் 7:00 மணிக்கே 7:30கே வந்து தூங்கிருவாரு. தூங்கி ஒரு 3:00 3:30க்கா எழுந்திரிச்சுப்பாருங்க. எழுந்திருச்சு அ வீட்டுக்கு வெளியே இருக்குற எல்லா விஷயங்களும் சுத்தம் பண்ணி, செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துருவாருங்க. ஒரு 4:30 4:30ககு, அ ஊத்திட்டு செடிகளோடு பேசுவாருங்க.
ம். சரி.
அ ஆமாங்க. செடிகளோடு பேசுவாரு அவரு. அ என்னென்னமோ பேசுவாரு. நான் ஒரு நாள் வந்து சின்ன வயசு புரியாது இல்லயா. "நம்ப தாத்தா என்ன பண்றாரு, நம்பளும் வந்து கூட வந்து அதே நேரத்துல எழுந்திரிச்சணும்." அ நமக்கு அப்போ ஆர்வமா இருக்கும். "ஓ! செடிகளுக்கெல்லாம் தண்ணீ ஊத்த போறோம்." அப்படினாலே. அப்போ வந்து வீட்ட சுத்தி செடிய தான் வச்சிருப்பாரு. எல்லாமே மாம்பழமா இருக்கட்டும், கொய்யாவா இருக்கட்டும், சப்போட்டா, எலுமிச்சொம் அப்புறமா வந்து பலாப்பழம் எக்கச்சக்கமா வச்சிருந்தாருங்க. அப்போ, <swallows> நான் ஒரு நாள் போயிருக்கேன், அவர் போகும்போது அந்த செடிகள்ல வந்து ஒரு உயிரினமா பாப்பாருங்க. ரொம்ப அப்படியே பாதுகாத்து, பாதுகாத்து வெப்பாரு.
அப்படியா? ஆமா. சரி.
அதே வந்து அ என்ன அப்படீன்னா, நெறைய வந்து அ காய்கறிகள் கூட, அதாவது கத்திரிக்காவா இருக்கட்டும், மொளகாயா இருக்கட்டும், கீரையா இருக்கட்டும் மொத்த விஷயமும் வீட்டுக் வீட்டுக்குள்ள தான். எல்லாமே.
ம். சரி.
முருங்க மரமா இருக்கட்டும் ஆமாங்க. அவர் ரொம்ப வந்து இந்த அ மரங்கள், செடிகளல்லாம் அவர் வந்து, ரொம்ப வந்து அன்பு செலுத்த அ கூடியவர் அவரு.
ஓ! அப்படியா?
அப்ப என்ன பண்ணாரு அப்படீன்னா, அ நெறைய விஷயம் அவருக்கு அழகா இந்த இப்போ மழை பேஞ்சா, இந்த குளிர் அடிச்சா, அந்த வீடே வந்து பயங்கரமா இருக்குங்க. இத்தனைக்கும் வந்து அ எங்களோட தாத்தா வீடு வந்து, 1 நகரப்புறத்தில இருக்கு. ஆனா அந்த வீட்ல இருக்கிறது வந்து, ஒரு அ உணர்வு வந்து நகரப்புறத்தில இருக்கிற மாரியே இருக்காது. இது ஒரு கிராமத்துக்குள்ள, அந்த சூழ்நிலையில இருக்கிற மாரியே இருக்கும். அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது.
சரி, சரி. சரி.
அதே மாரிதாங்க கண்டிப்பாங்க. நகரப்புறத்தில வெயில் பயங்கரமா அடிக்கும்ங்க. ஆனாவ், அவ்வளோ குளிர் அடிக்குங்க அவர் வீட்டுக்குள்ள. அந்த மரங்கள்லாம் இருக்கிறதனால.
ஓ! சிறப்புங்க. ஆமா. பரவால்லயேங்க.
ஒ ஃபுல்‌லா வந்து நிழலா இருக்கும், இல்லையா? அப்ப வந்து பயங்கரமா வந்து, ஆ அந்த வெயிலும் வர விடாது. ஆ இன்னொன்னு, உள்ள நல்ல குளிர்ச்சியும் இருக்கும் கொஞ்சம். ஆ இன்னொன்னு என்ன
ஓ! சிறப்பு, சிறப்பு. ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
இன்னொன்னு என்ன அப்படீன்னா, ஆ அந்த மரங்கள வந்து, அவரு ரொம்ப நேசிப்பாரு. அது வந்து, நான் சும்மா வந்து யாராச்சும் வந்து அ அ அதாவது தெ தெருவுல எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்கள்ல, சின்ன பசங்க. பால் வந்து மரத்து மேல பட்டுச்சுன்னா கூட அவரு திட்டுவாரு.
சரி.
"இங்கேல்லாம் விளையாடக்கூடாது. இப்படில்லாம் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லி. நான் வந்து சும்மா நம்ப போற போக்குல அந்த இலையெல்லாம் பிப்போம். இல்லயா? அத கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்வாருங்க. நான் ஒரு நாள் அப்படிதான், சின்ன வயசுல வந்து ஒரு 6 மணிக்கு மேல வந்து, அ நான் வந்து அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவரு சொல்வாரு, "இலையெல்லாம் தூங்கும். இந்த மாரி அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது." அப்படீன்னு சொல்ல "அதுவும் நம்பள மாரி ஒரு உயிரினம்தா"
அ சரி. ஆமாங்க. இது நானுமே இது நானுமே கேள்வி பட்டுருக்கேங்க. எங்க பாட்டியும் சொல்லு "தொடாத! தொடாத! அது வந்து தூங்கிட்டிருக்கு. அத போய், கிட்டக போய் நோண்டாத." அப்படின்பாங்க.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. அப்ப பாருங்களேன்! அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் அவரு சொல்லிக் குடுப்பாரு. அதே மாதிரியே வந்து நெறைய விஷயங்கள் "நம்ப வந்து அத அழகா பாத்துக்கிட்டோம்னா, அது நம்பள அழகா பாத்துக்கும்." அப்படின்னு சொல்லிக் குடுப்பாருங்க. அ என்ன அப்படின்னா? "இயற்கை ஒரு விஷயமே வந்து அ நமக்கு தான் வந்து எல்லாமே குடுக்குது." நம் ஆனா நம்ப தான் வந்து அத அழிச்சுக்கிட்டே இருக்கோம், இல்லையா? ஒரு மாசு காற்றா இருக்கட்டும், ஒரு நெறைய விஷயம் நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம், அப்பம்போது அ அவரு
ம். பா. நெறைய பேர் வந்து மரத்தையே வெட்டுறாங்கங்க. இப்போ வந்து அரசே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேயே இந்த பெரிய இந்த ஹைவேஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோடுகள் இருக்க இடத்துங்கல்லாம் பார்த்தீங்கன்னா, "இவ்வளோ இடத்துக்கு ஒருக்கா தான் மரம் இருக்கணும்." அப்படீன்னு சொல்ட்டு, அந்த மரத்தல்லாம் வெட்டி வச்சிருக்கானுங்கங்க இப்போ, சமீபத்தில.
கண்டிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? அ என்ன அப்படீன்னா, நம்ம என்ன விஷயம் வந்து இயற்கைக்கு கொடுக்குறோமோ, அது வந்து அ மிகப்படுத்தி அது ரொம்ப நம்பளுக்கு பாதிப்பு உள்ளாக்கும், இல்லையா? இன்னைக்கு நம்ம மரங்களல்லாம் வெட்டுனோம் அப்படீன்னா, நமக்கு தான் பாதிப்பு. நம்ம அதிகமா வந்து இந்த மாசு காற்றுல்லாம் பரப்புறோன்னா, நமக்கு தான் பாதிப்பு. மரங்களுக்கும், இயற்கைக்கும் இல்ல, இல்லையா?
கண்டிப்பா. ம், கண்டிப்பாங்க.
அத நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்குறோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படீன்னா, அ ஒரு அழகான ஒரு ம் ஒரு வெதை போட்டு இன்னொரு ஒரு விஷயம் மரம் வந்து அழகா சொல்லி குடுக்குங்க. மரம் வந்து நமக்கு மட்டும் இல்லாம, இந்த அழகான குருவிக்கூடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கட்டமப்பு கட்டமைப்புக்கு வந்து உதவுது. ஒரு குருவியே பாத்துக்கோங்களேன், அது எவ்வளோ அழகா வந்து ஒரு மரத்தில வந்து கூடு கட்டி அதோட குட்டிங்களுக்குலாம் வந்து ஆ, ஆ உணவு அளிக்கிறதா இருக்கட்டும், வேற விஷயங்கள்லருந்து அ பாதுகாக்குறதா இருக்கட்டும், இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து, அதுக்குக்கூட வந்து அந்த மரம் தான உதவுது, இல்லையா?
நா. ஆமா, கண்டிப்பா.
கண்டிப்பாங்க. அதே மாரி தான் எனக்கு சொல்லுவாரு, எங்க தாத்தா. என்ன அப்படின்னா? "நம்ம வந்து எப்படி வந்து, நாங்க உன்ன அ உங்க அம்மாவ அதாவது எங்க அம்மா." அவ் அவரு சொல்லுவாரு, "ஒரு விதை போட்டு வளக்கிற மாரி தான், நாங்க வந்து வளப்போம். இப்போ எப்படி ஒரு மரம் வந்து வளர்த்து, அதை விதை போட்டு, பெருசாகி நமக்கு அழகா வந்து பழம், இந்த மாரி விஷயம் எல்லாம் குடுக்குது. இல்லையா? அதே அது நம்ம நம்ப பாத்துக்கும். அது நம்மள பாத்துக்குது. நமக்காக வந்து நிழல் குடுக்குது. ஆக்சிஜன் குடுக்குது. பழங்கள் குடுக்குது இல்லையா? அப்போ, அதே மாரி தான் வந்து, மனுஷ மனுஷங்களும் அ அப்பா, அம்மா வந்து நீ ஒழுங்கா பாத்துக்கணும். அவங்க வந்து, உன்னை இந்த அளவுக்கு வந்து பாத்துருக்காங்க அப்படின்னா, நீயும் அவங்கள அந்த அளவுக்கு, நீ அழகா பாத்துக்கணும், பாசமா." அப்படின்னு சொல்லி குடுப்பாருங்க, இந்த உதாரணத்தை வெச்சு.
கண்டிப்பா. ஓ! சிறப்புங்க. இந்த உதாரணம் ரொம்ப நல்லாருக்கு. இது வந்து எல்லாருட அ எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். "அந்த மரம் வந்து, நமக்கு கத்துக்குடுக்குது." அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா?
கண்டிப்பாங்க. அ இன்னொரு விஷயம் என்ன இதுக் இன்னொரு உதாரணம் கூட ரொம்ப அழகா சொல்வாருங்க. என்ன அப்டின்னா அந்த வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட மாரி இயற்கையோட சேர்ந்து வந்து, ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்டின்னா? "அந்த நதி வந்து ஓடிகிட்டே இருக்கு. இல்லையா! அந்த ஒரு கரடு முடு முரடான ஒரு பாதையில வந்து ஓடுது. இல்லையா! ஆனா ஓடுனாலும், அது ஓடிக்கிட்டே இருக்கு, அதோட பாதைய நோக்கி. இல்லையா? அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையும் வந்து, நதி மாரி வந்து நடுவுல வந்து, எவ்வளோ பாறை இந்த மாரி கரடு முரடான விஷயம் இருந்தாலும், நம்ப வந்து ஒரு இலக்க நோக்கி வந்து போய்க்கிட்டே இருக்கணும்." அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்வாருங்க, ரொம்ப அழகா.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ரொம்ப அழகா உங்க அப்பா சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த இலக்கணம் எப்படி போறது அப்படின்றத, ஒரு மரத்தோட மா வாயிலாக சொல்லுறது, அப்படிங்குறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். இந்த மாரி நீங்க வந்து இந்த மரத்திட்டருந்து வேற ஏதாவது விஷயம் கத்துக்கிட்டிங்களா? அது வந்து பொதுவாகவே மரம் வந்து எல்லாருக்கும் நல்லது தான் செய்யுதுன்னு நான் சொல்வேன். ஏன்னு கேட்டா, அது இல்லனா நம்பளால வந்து நு நு இயற்கையா இந்த ஒரு நல்ல சுவாசம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, இல்லயா?
கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆமாங்க. நிச்சயமா இன்னொரு ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த மருத்துவர் கூட வந்து சொல்லுவாங்க, நம்ப சின்ன வயசுல வந்து இயற்கையோட நம்பள வந்து விளையாட விடனும்னு சொல்லுவாங்க. ஒரு மண்ணா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், குளிரா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் நம்ப வந்து நம்ப உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட்னு சொல்வாங்க இல்லயா, ஆங்கிலத்துல? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழகணும்.
ஆமாமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னு கேட்டா
அதாவது மண்ணுல விளையாடினா வந்து ஆ ஒரு ஜுரம் வரதா இருக்கட்டும், இல்ல மழையில வந்து ஒரு ஜுரம் வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து வர வர வர வர இம்யூனிட்டியும் நமக்கு அதிகமாகுமாம்.
ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. இதே இது வந்து என்னோட பெற்றோருமே எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. அ ஒரு சில பிள்ளைங்கள் இதுக்காகவே வந்துட்டு நம்ம இப்போ பார்த்து, பார்த்து வளர்க்குறோம். இங்கே போய் விளையாடாத! தண்ணில நினையாத! மழையில நினயாத! அந்த மாதிரி பார்த்து, பார்த்து நம்ம வளர்க்கும்போது, அப்போ சொல்வாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் வரக்கூடிய இந்தமாரி சின்ன, சின்ன அ ஒரு அ நோய்கள் அதாவது அ ஜுரமாகட்டும், நீங்க சொன்ன மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கண்டிப்பா இம்யூனிட்டி பூஸ்டரா தான் இருக்கும். அப்போ இது வந்து பெரிய நோய்கள் வர்றத வந்து தடுக்கு தடுக்கிறமாரியான ஒரு விஷயம் அப்பிடின்றமாரி சொல்வாங்க.
சரிங்க. கண்டிப்பாங்க. ஏன் நம்ம மனிதர்களே வந்து ஒரு பூமியில இந்த மண்ல தானங்க பொறக்கிறோம். அப்போ, பொறக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள நம்ம தொட்டு, உணர்ந்து அதோடு வந்து நம்ம இணையணும். அப்பதான் வந்து நமக்கும் நிறைய விஷயங்கள் ஒட்டும் இல்லயா! அ இப்ப உதாரணத்துக்கு இந்த மண்ல எல்லாம் வந்து விளையாட சொல்வாங்க. மருத்துவர்களே, ஏன் அப்பிடின்னா, இந்த குடல்ல வந்து ஒரு குட் பாக்டீரியான்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு அப்ப இருக்காது. ரொம்ப நம்ம வந்து கிளீனா வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லயா! குழந்தைங்கள எல்லாம். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும். அப்போ இந்த மண்ல இருக்க சில குட் பாக்டீரியா நம்ப உடம்புக்குள்ள போகும்.
ஆமா. ஆமாமா. ஓ, சரி.
அப்ப போகும்போது நறைய விஷயங்கள், நம்ம அ ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், அதுக்கும் வந்து நமக்கு ரொம்ப உதவுமாம். இந்த மண்ல இருக்க சில பல விஷய பாக்டீரியாலாம், அப்ப அதுவும் வந்து நல்லதுதானே?
கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நல்ல விஷயம்.
இல்லையா? அதே மாரிதாங்க. இந்த மரத்துல வந்து இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்கு. அந்த மரம் வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு நிழல் தர்றதா இருக்கட்டும், ஒரு காய் தர்றதா இருக்கட்டும், நமக்கு இந்த பர்னிச்சர் போன்ற விஷயங்கள் தர்றதா இருக்கட்டும். அதே <swallows> மாரி, அந்த மரம் வந்து ரொம்ப அழகா வந்து அ ஒரு விதை போட்ட ஒடனே அதுக்கு எனக்கு ஒரு சின்ன வயசுல வந்து சும்மா வந்து சொல்லித் தருவாங்க, இந்த சாப்பாடு ஊட்டும்போதுலாம் வந்து சொல்லித் தருவாங்க. அது அ ரொம்ப ஒரு ஒரு குட்டி விஷயமாதான் இருக்கும். என்ன அப்டின்னா, "இங்க பாரு இப்போ அ இதுவும் வந்து இந்தச் செடியும் வந்து நீ அப்டின்னா, அது எவ்ளோ வந்து சத்தெல்லாம், சத்தெல்லாம் சாப்ட்டு ரொம்ப ஹைட்டா வளரும். அதே மாரி தான் நீயும் வந்து இந்த மாரி விஷயம் சாப்பிட்டு மரம் மலர் மரம் மாதிரி, ஹைட்டா வளருவ." அப்டின்னு சொல்லி குடுப்பாங்க. சும்மா அப்பதான் நம்ம சாப்டுவோம் இல்லையா? அதனால வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மரத்தோட ஒப்பிட்டு சொல்வாங்க.
ஓ, சிறப்புங்க. ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கு வந்து அது எப்டி வந்துட்டு, அந்த வெயில தாங்கிக்கிட்டு அது இருக்கும், அதுதான் வந்து அதுக்கு எனர்ஜினு சொல்வாங்க. அப்பறம் நம்ம குடுக்கக்கூடிய தண்ணீர் நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணீர வந்து அது வந்து உறிஞ்சி வச்சுக்குறும். அப்போ அது வேர்க்கால்களுக்கு வந்து அது அழகா உறிஞ்சி வச்சுக்றும். அது வந்து சொல்லுவாங்க, எங்க பாட்டிலாம் இத காமிச்சு சொல்லுவாங்க. "இங்க பாரு, இது எவ்ளோ அழகா உறிஞ்சு வச்சிருக்கு பாத்தியா? இது தண்ணி வந்துட்டு இல்லாத சமயத்ல அத அது வந்து பயன்படுத்திக்கும்" அப்டிங்கற மாதிரி.
ஆமாங்க. நிச்சயமாங்க. ஆமாங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம், நீங்க சரியா சொன்னீங்க அது. இன்னொரு விஷயம் என்ன அப்டீனா இந்த சுற்றுச்சூழல வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்டீன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து, மரங்கள்லாம் நமக்கு நறைய விஷயம் தரக்கூடியவை. அப்றம் அந்த இயற்கையோட வந்து சேர்ந்து, நம்ம மரங்கள வந்து பாதுகாக்கணும்ங்கற விஷயம் வந்து ஒரு அடிப்படைல இருந்தே எங்க வீட்லருந்து சொல்லிக்குடுத்தாங்கங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அத நம்ம சும்மா வந்து இந்த மாரி இது பண்ணக்கூடாது. அ வளர்க்கணும் நறைய விஷயங்கள் நம்ம நம் நம்மளால வந்து ஒரு எடத்துல வளர்க்க முடியலனாலும் பரவால்ல, இந்த வீட்டுக்குள்ள இந்த சின்ன, சின்னசா நம்ம வளர்ப்போம் இல்லையா? அந்த மாரி விஷயங்கள் கூட நீங்க வளர்க்கலாம். அப்டீன்னு சொல்லிக்குடுப்பாங்க. நம்ம மட்டும் இல்லங்க, ஒரு சின்ன பூச்சி கூட வந்து அ மரத்துக்கு வந்து உதவுது இல்லையா? ஒரு பூவா இருக்கட்டும், அந்த பூவ்ல போய்
அ. கண்டிப்பா, கண்டிப்பா. நின்னிப்பாங்க, ரொம்ப அழகா. அந்த ஆமா ரொம்ப அழகா வந்துட்டு, அந்த ரொம்ப அழகாவே சொன்னீங்க. உங்ககிட்ட ரொம்ப அழகா எப்டி, எப்டி மரம் வந்து உங்களுக்கு கற்பித்தது? அப்டீங்கறதையும், உங்க தந்தை எப்டி உங்களுக்கு சொல்லிக்குடுத்தாங்க? அப்டீங்கறதையும் ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்பவே மகிழ்ச்சி நன்றிங்க.
ஆமாங்க. நிச்சயமாங்க. மிக்க நன்றி.